ஆ, ஆமா ஆமா. கண்டிப்பா. WhatsApp இருக்கறது. WhatsApp அதான். இப்போ போன்னா நார்மல் கால் தான் இருக்கும் இல்லையா. நார்மல் பேசுறது. இப்போ WhatsApp எல்லாம் வந்த உடனே ஸ்மார்ட் போன் வந்தநல WhatsApp வந்துடுச்சு. வாட்ஸ்அப் இருக்கும்போது நம்ம வந்து நேர்லயே பார்த்து பேசலாம் எல்லார் கூடயும்.
<laughs> ஆ. ஆமா. பார்த்தீங்களா, அ அவங்க முகத்த பார்த்து பேசும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேட்டஸ்லாம் போடுவீங்களா?
ஆமா இந்த குரூப் ஓ! கண்டிப்பா. <laughs> அவர்
அது எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்னு சொல்லுங்களேன்.
அது வந்து இப்போ என்னோட இன்னைக்கு என்ன நடந்துச்சு. அது மாரி மாரி இப்போ குழந்தைகள் ஸ்கூல்க்கு போற மாரி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு ஒரு போட்டோ எடுத்திருப்பேன். எனக்கு ஒரு பூனை குட்டி இருக்கு. அதோட போட்டோ போடுவேன். இல்லன்னா இப்ப இந்த ரீல்ஸ்ஏ நான் சொல்றேன் இல்ல. அது வந்து இங்க Instagramல போட்டுட்டு இங்க ஸ்டோரி ஆவும் போடுவேன். WhatsAppல அந்த மாரியும், அந்த மாரியும் இருக்கும். மத்தபடி அ எல்லாரும் எப்படி போடுறாங்க. இப்போ நல்லா அழகா டிரெஸ் போட்டு இருக்கேன். சாரி எல்லாம் போட்டுட்டு. ஆ எங்கயாச்சு ஒரு புரோகிராம்க்கு கல்யாணமோ ஏதோ ஒன்னு போறதுன்னா, அந்த டைம்ல அது அது வந்து போடுவேன். அந்த மாரி.
ஆ. சிறப்பு. ஓ! <laughs> அத் சரிங்க அதுக்கப்புறம். ஆ. குரூப் வந்துருச்சு.
இப்போ குரூப் வந்தாச்சுல்ல. WhatsApp குரூப் வந்ததனால நிறைய காலேஜ், ஸ்கூல் இருக்கறவங்க ப் பிரெண்ட்ஸ் கூடல்லாம் நிறைய நம்மளுக்கு அந்த இது இருக்கிறது இல்லையா? டச் இருக்கு. நம்ம பிரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேச முடியுது. அதெல்லாம் ஆ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அ நார்மல் கால் மாரி இருந்துச்சுன்னா நாம எத்தனை பேர்கிட்ட பேசுவோம்.
சரியா சொன்னீங்க. அ. <laughs> ஆமா. பேசி பேசி வெறுத்துடும் காது சூடாயிரும்.
இல்லையா இப்ப நம்மளுக்கு அ <chuckles> ஆமாமா நம்மளுக்கு இப்போ மெசேஜ் போட்டாலே போதும். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டன்னா அட் லீஸ்ட் அவங்க சொல்லுவாங்க நமக்கு யார்லாம் என்ன பண்ணுறாங்க எங்க இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வந்ததனால.